இந்த டிவிய பத்தி கேட்குறீங்களா? ஆமாமா, நான் ரொம்ப உயர்தரமான ஒரு டிவி கிட்டத்தட்ட ஒரு 1 வருசத்துக்கு நான் அதற்கான தொகைய சேத்து வெச்சு தான் நான் வாங்குனேன். ஏன்னா எனக்கு இந்த படங்கள் அப்டிங்குறது ரொம்ப புடிக்குங்குறனால, அதை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் பார்க்குறப்பா சிறப்பா
ஆமா. ஒ! <chuckles> புரியுது, புரியுது. நீங்க சொல்லும்போதே புரியுது. அந்த <chuckles> படங்கள் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா பாக்கணும்னு எண்ணியிருக்கீங்க.
ஆமா, ஆமா சரியா சொல்ணும்னா அதுதான் உண்மயான விஷயம். அதுல ஒரு நல்ல வகையான பிராண்ட தேர்வு பண்ணி, அது இதுக்கான வாய்ப்புகள் எனக்கான அதாவது, அந்த தகவமைச்சுக்குற மாரி. அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்குற எல்லா விஷயங்களையும் தேடி அப்டி இருந்த வாங்குனே. அதனால அந்த மாரி வாங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்டின்னா, என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, வேற சில சேனல் அதாவது அது முடிய அந்த பிரைம் மட்டும் தான் உபயோகிச்சுட்டு இருந்தேன். Netflix எப்பவுமே இருந்தது, ஆனா அது விலை எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். அத வாங்க முடியாது நம்மால. ஆனா அதற்கு பதிலா வந்து இந்த Jio Hotstar, அப்ப Hotstarன்னு சொல்லுவாங்க. அந்த இதுல அவங்க அவங்க குடுத்தாங்க அவங்களுடய விலையுமே கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. மாதம் ஒரு ரூ. 100, 150 அந்த மாதிரி இருந்தது.
நல்லது நல்லதுங்க. சரி, சரி, சரி, ஆ. ஆமாம்மா, ஆமா. ஆமா, இப்போ வந்து அதோட, நம்ம வைலைஃப் ரீசார்ஜ் பண்ணாலே வந்து எல்லாமே அக்சஸ் பண்ற மாதிரி 5Gக்கு வந்துருச்சு இல்லையா?
ஆமா ஆமா, சில ரீசார்ஜ் பண்றப்போ, வந்து அந்த மொபைல்க்கு காசு போடுறப்போ அதுவும் வருது. நான் அந்த மாற்றம் எப்டி ஆக ஆரம்பிச்சது அப்டின்னா, முதல்ல வந்து இந்த தொலைக்காட்சில ரொம்ப பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம்?
தொலைக்காட்சியில செய்திகள் தான் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்காது. அது வந்தாலே வந்து மாத்திருவேன்.
அஹ, <chuckles> இல்ல ஒரு படம் போடுறாங்க. ஆமா செய்திகளும் புடிக்காது. பெ பெரும்பாலும் பெண்மணிகள் செய்திகள விரும்பி பாக்க மாட்டாங்க. ஆண்கள் தான் வெப்பாங்க. நான் என்ன சொல்ற இப்போ ஒரு படம் பாக்குறீங்க அதுல ரொம்ப எரிச்சலான விஷயம் என்னவா இருக்கும்?
<chuckles> ஆமா. விளம்பரம்ங்கள், அ அதிகமா அந்த ஆட் வரது சுத்தமா பிடிக்காது.
ஆ. சரியா, சரியா, சொன்னீங்க. அதாவது நம்ம படம் பாக்குறோமா, இல்ல விளம்பரத்த பாக்குறோமா நமக்கு சில சமயம் வந்து குழப்பமே ஏற்பட்டுரும். இந்த
ஆமா, ஆமா. ஏன்னா ஒரு 3 மணி நேரம் படத்த வந்து, ஒரு 5 மணி நேரம் பாக்குற மாதிரி இருக்கும் பாருங்க.
<laughs> ஆ, சரியா சொன்னீங்க பாத்தீங்களா? இது தான் விஷயம். இது வந்து இந்த இதுல கெடயாது. ஸ்ட்ரீமிங் சேனல்ஸ்ல விளம்பரமே கெடயாது. வந்த காலத்துல நான் சொல்றது, சரிங்களா?
ஓ! பரவாயில்லயே, இப்பதான் அதுக்கு வந்து தனியா வந்து கட்டுற மாதிரி வந்துருச்சுல்ல.
ஆ, அது அது அத தான் நான் சொல்ல வரன். என்ன ஆச்சு அப்டின்னா ஒரு 3, 3 1/2 வருடங்களுக்கு, இந்த இதுல வந்து விளம்பரம் அப்டிங்குற ஒரு விஷயமே வந்து, அ கிட்டத்தட்ட பிரைம்லலாம் போன வருடம் முடிய இந்த விளம்பரங்குறதே கெடயாது. Hotstarல நடுவுலயே வந்துருச்சு. கொஞ்ச காலத்துல கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூட அதுக்கு நான் வந்து என்ன சொ என்ன செஞ்சேன் அப்டின்னா அது முடியும் ஒரு ரூ. 1000 வருடத்திற்கு அப்டின்னு நான் வந்து, அதுக்கு பணம் செலுத்துவேன். ஒரு எனக்கு ஒரு நண்பர்கள் ஒரு 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் கிட்டயும் ரூ. 300 வாங்கிட்டு ஆளுக்கு வந்து 1 லாகின் கொடுத்துருவேன், நானு வெச்சுக்கோங்க அப்டின்னு.
ஆ. ம்ஹ்ம். ஓ! அருமைங்க இந்த இந்த ஐடியா நல்லா இருக்குதுங்க.